அத வந்து, நான் நிலா பாத்துட்டே குடிப்பேன்.
<laughs> அது அது ஒரு அது ஒரு இது எங்க அந்த முத்தத்திலலிருந்து மேல.
அவ்ளோதான் சூரியனும் பார்த்தாச்சு, நிலாவும் பார்த்தாச்சுங்கற மாதிரி எனக்கு எவ் அ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ என் தம்பிங்கள கூப்புடுவேன், என்னளவுக்கு அவன் ரசிப்பானான்னு தெரியல. அ அவன் வந்து "நிலா தானடி இங்க தான் இருக்கு, எப்பயும் தான் வருது." அப்டிம்பான். "நீ வாடா, நம்ம நிலால உட்காந்து பால் குடிக்கலாம்." அப்பறம் பால் சாதம் தருவாங்க உட்காந்து அதுல சாப்பட்றது. அ அ அது வந்து, "நிலா என் வீட்டுக்குள்ளயே இருக்குற மாதிரி எனக்கு ஒரு இது, வாங்க எல்லாரும் பாய் போட்டு அங்க படுக்கலாம் படுக்கலாம்ன்னு." கூப்புடுவேன் நானு. <chuckles>
புரியுதுங்க, புரியுதுங்க. புரியுதுங்க.
ஆனா, பாய்ப்போட முடியாது. அங்க எல்லாரும் சுடு தண்ணி போடுறது, அந்த மாதிரி உட்காறதுக்கு, ஒரு பக்கம் ஈரமா
ஆமாமா. அந்த மித்தத்துல வந்து அதெல்லாந்தான் இருக்கும். சில பேர் வந்து அங்கயே வந்து குளிப்பாங்க.
ஒரு பக்கம் ஈரமா இருக்கும். அ ஒரு பக்கம் ஈரமா இருக்கும். பெருசா தான் இருக்கும். ஒரு பக்கம் வந்து நல்லாவே நல்லா விளையாடலாம். வடகம்லா கூட போடுவாங்க அதுல. வடகெல்லாம் போடுவாங்க. எதாவது சாதம்லா மிச்சமாயிடுச்சுனா, அத கிள்ளி வக்கிறது, ஆ காய வக்கிறது, வத்தல்லாம். அந்த மாதிரி இந்த பக்கம் நல்லாவே பெருசா இருக்கும். வாடான்னா வரமாட்டான். அதனால நான் மாத்ரம் இருப்பேன். எங்கப்பா, எங்கம்மா எல்லாரையும் பிடிச்சு உட்கார வப்பேன்.
ஆமா, தண்ணீ புழங்குற இடம் அதுவா தான் இருக்கும். புரியுதுங்க, புரியுது. ஆமாமா.
எல்லாரும் இன்னக்கி இங்க தான் உட்காந்து சாப்புணுன்னு.
புரியுதுங்க. அந்த திண்ணி சொன்னீங்க இல்லீயா? திண்ணியில வந்து நான் பார்த்திருக்கேன். ஒரு சில பேர் வந்து, அந்த ஈசி சேர் மாரி அந்த மர சேர் இருக்கு இல்லியா? அது வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பெரிய பெரிசுங்கள்லாம் வந்து, அது மேல ஏறி உட்கார்ந்துட்ருக்கும். அத மாரி, உங்களுக்கு எதாவது அந்த மாரி அனுபவம் இருக்கா?
ஆமாமா. ஆமா. அந்த சேர புடிக்கிறதுக்கு எனக்குமே தோணும் தான். <laughs> அந்த சேர கூட, "நீ கல்யாணம் ஆகிப் போகும்போது எடுத்துட்டு போய்ட்ரீ, உனக்கு அத தானே ரொம்ப புடிச்சது." அப்டினாங்க. "இல்ல, இல்ல வேண்டா நீங்களே வெச்சுக்கோங்க." <laughs>
<laughs> அதான் இந்த இந்தியன் தாத்தா சேர்.

ஆமாமா. என் மகன் கூட போய் நான் அங்கலாம் உக்காந்து கத பேசுவேன். உனக்கு ஏம்மா! இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு? அப்பிடின்னுவான். வாடா! குட்டியா இருந்தாலும் இதான் அழகா இருக்கு. வா! வா! அப்டீம்பேன் <laughs>
புரியுதுங்க. அதாவது இந்த காலையில இந்த சுடசுட காஃபி வச்சுக்கிட்டு, அங்க உக்காந்துகிட்டு கத பேசுறது, இந்த மழ பெய்யிற நேரத்தில மழைய ரசிச்சுகிட்டே காஃபி குடிக்கிறது.
ஆ. அவ்ளோ நேரம்லாம் இப்பல்லாம் டேஸ்ட் பண்ண முடியல. காலையில வந்து, கா எவ்வளவுன்னா ச கொஞ்ச நேரந்தான், அந்த கதவ திறக்கும்போது மட்டும் தோணும். கொஞ்ச நேரம் நின்னு பாக்கலான்னு. ஆனா, காலையில நெறைய வேலைகள் இருக்கிறதுனால, இப்பல்லாம் அவ்ளோ நான் ஈவினிங் டைம்ல பள்ளி விட்டு அவுங்க வருவாங்க இல்லயா! அவுங்க கூட உக்காந்து அந்த நேரம் அங்க உக்காந்துட்டு பேசிட்டுருக்கிறது.
ஆமாங்க. புரியுதுங்க. அதான், நான் என்ன சொல்றேன்னா, இந்த மழை எல்லாம் பெய்யிற நேரங்கள்ல வந்து, இந்த சேர்ல உக்காந்துட்டு ஒரு சுடசுட பஜ்ஜியும், காஃபியும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது, அது அப்படியே பாத்துக்கிட்டு, அது அது அதுமாரிலாம் பண்ணியிருக்கீங்களா?
ம். அம். அந்தமாரி சுடசுட நானே செஞ்சு, நானே சாப்பிபுட்ணும்மே! யாராவது செஞ்சு குடுத்தா நல்லாருக்கும்.
இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்ல கேள்வியா இருக்கே இது.
ஆ. அதனால எனக்கு பிடிக்கும் தான். என் கணவர்கூட என்னைக்காவது கேப்பாங்க. உனக்கு பிடித்த படத்த சொல்லுன்னுவாங்க. நம்ம அங்க உக்காந்து சாப்பிட்லாம், உனக்கு அதானபாங்க. எ எதுக்கு அவுங்கள போட்டு நம்ம படுத்தி எடுத்துகிட்டு நா நா நானே முயற்சி பண்ணுவேன்.
இல்ல. அது ஒரு வித்தியாசமா, அவருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும் இல்லயா!
ஆமா. நான் காஃபி போட்டு குடுப்பாங்க. ஆனா, நான் போடுறதுக்கும் அவுங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த டிக்காஸ் ஆமா, ஃபில்டரிலருந்து டிகாக்ஷன் நெறைய ஊத்தி வச்சுருவாங்க. ம்.
நல்லா இருக்காதுன்னு சொல்றீங்களா? <laughs>
எப்பிடி கலக்கணுன்னு தெரியாது. ஆனாலும், நமக்கு யாராது செஞ்சா நல்லாயிருக்குல்ல. அது நமக்கு பிடிச்சமான எடத்துல உக்காந்து, அவுங்க கூட சாப்பிடும்போது, நமக்கு இன்னுமே சொல்லவே வேண்டாம்.
புரியுதுங்க. புரியுது.

அங்க வந்து அந்த பால்கனி வந்து பாத்தீங்கன்னா, 2 அ பெட்ரூமயயூ சேத்தா மாரி இருக்கும். ரொம்ப நீளமா.
ஆஹ, அப்ப நல்லா இருக்குமே நீளமா இருக்கும், ஆமா.
அதுதான். அது அங்க உக்காந்து போனாங்க. அங்கு போயிட்டு அங்க உக்காந்து நாங்க பேசிக்கிட்டு, அந்த மாரி அது ஒரு இது. அதூம் வந்து இது போட்டு குளோஸ் பண்ணி வேற வெச்சுதிருந்தாங்க. அந்த ஸ்லைடிங் டோர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸ்லைடிங் விண்டோ போட்டு குளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, மூடி வச்சுருந்தாங்க. அதுனால அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடத்துல உக்காந்துகிட்டு
ஆ. ஆமா. ஆ, ஆ.
அது அது ஒரு வா வாழ்க்கை. இப்போ பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிறது வந்து எனக்கு நெறைய வந்து அந்த தனி வீடுகள் புடிக்கும். எங்க வீட்ல இப்ப எனக்கு எல்லா இடமுமே பிடிக்கும். பொறுப்பா இப்ப குறிப்பிட்டு சொல்னும்னா என்னோட ரூம்மு. ஏன்னா, என்னோட ஒரு பிரைவசி அப்டினு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் இப்ப ஜாஸ்தியா இருக்கும்.
ஆமா. ஆனா, எங்க. ஆமாமா. ஆ. இப்ப நை எ எனக்கெல்லாம் ஏன் ரூம்ன்னு சொல்லிக்கிறதுக்கு
உங்களுக்கு, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பால்கனி, நீங்க அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிங்களா?
ஆமா.
ஆ, அதுனால தான். நீங்க தனி வீடா இருந்துதுனா, உங்களோட இஷ்டம். நீங்க வேற இடம் சொல்லியிருப்பீங்களோ அப்டினு நான் யோசிச்சேன்.
ஆமா, இருக்கூ. ஆனா, அடுக்குமாடி குடியிருப்பு. அதுலயும் நமக்கு பிடித்தமான இடம் எது? அப்டிங்கிற மாதிரி. என்னுடைய ரூமு சொல்ல முடியாதுல. எல்லாருமே, என் கொழந்தைக்கும் அது உரிமைதான். என் கணவருக்கு இருக் ஆ, அதனால அது எனக்கு போனா, அது ஏதோ ஒரு மாரி இருக்கும். வெளில வந்து நல்ல காத்த பாக்க முடியுதா? அ நமக்கு பால்கனி தான் ரொம்ப புடிச்சுது.
புரிது, புரியுதுங்க, புரியுது. அதுவும் சொல்றீங்க. அந்த மலையைத் தெரிதுனுறீங்களே. அதுவே ரொம்ப அழகான ஒரு இது. காலையில அந்த மலையப் பாக்கும்போது ஒரு ரம்யம் வந்து நமக்கு கெடைக்கும்.
ம். ஆமா. அதுல ஒரே ஒரு துளசி ஒண்ணு. ஒரு துளசி மடத்துக்கு ஒண்ணு, அப்பறம் வந்துரு சின்ன சின்ன செடிகள் வெச்சுருக்கேன். அப்ப கீழே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பால்கனி வந்து ஹாலோடு இருக்கிறதுல வந்து, கீழே வந்து அந்த புல் மாரி இப்ப எல்லா இருக்குல்ல, அதை போட்டே. ஏதோ, எனக்கு, எனக்கு ஒரு திருப்திக்கு ஒரு சின்னதா ஒரு ச்சேரு.
ஆமாங்க.